ஆ கண்டிப்பா. அது என்னன்னா, அ, ஒரு அ நமக்கு வந்து ஒரு சக்திய குடுக்குற மாரி, ஒரு பவர்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அ, அவுங்க வந்து அந்த வரிகளா இருக்கட்டும், பாடன விதமா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அந்த ஹை பிட்ச் ல வந்து ஒரு ஒரு பெண் குரல கேக்கறது, அது வந்து அது ரொம்ப கம்பீரமாவும் இருக்கும். நல்லா இருக்கும். அது, அந்த பாட்டே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லாம, அந்த படத்துல எல்லா பாட்டுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அதுல வேற என்னன்னா நம்ம வந்து, இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால், அந்த பாட்டு வந்து, <chuckles> வீட்ல எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இந்த காதல், இந்த மாரி வார்த்தைகள் இருக்கு, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்க, பாடக்கூடாதுன்னு. அப்போ வந்து, ஆனா, அந்த பாட்டு எல்லாம் எனக்கு ரொம்ப புடிக்கும். அப்ப பாடணும்னு ஆசையா இருக்கு, பாடணும்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாம, அ, பிரண்ட்ஸோட, தோழிகளோட இருக்கும் போது தான் இந்த பாட்டெல்லாம் பாடிக்க முடியும்.
கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. பிடித்து. கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ நம்மளுக்கு சில பாட்டெல்லாம் இருக்கும். இந்த பாட்ட அ, கேக்கும்போது, இத திருப்பி திருப்பி கேக்கணும் அப்டின்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஏதாச்சும் ஒரு பாடல் உங்களுக்கு இருக்கா?
கண்டிப்பா. அது இதே படத்துலதான். அந்த ராசாத்தி என் உசுரு என்னதில்ல, அந்த பாட்டா இருக்கட்டும். அத வந்து முக்கியமா நாங்க கல்லூரில படிக்கும் பொழுது, அ, என்னோட சீனியர் அக்காக்கள் வந்து சேர்ந்து அத பாடுனாங்க. அந்த கோரஸ் போர்ஷனு ம் சரி, அந்த இசை போர்ஷனும் சரி, அவுங்க வாயிலயே அது வாசிச்சாங்க, கோரஸ் பாடுனாங்க. அது அப்டியே அந்த அரங்கமே எதிரொலிச்சது. ரொம்ப அழகா பாடுனாங்க. எனக்கு அந்த ஒரிஜினல விட, அந்த நேர்ல ஒரு லைவ் ஒரு கான்செர்ட் கேட்ட மாரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதனால அந்த பாடல் வந்து <chuckles> ரொம்ப புடிச்சமான பாட்டா மாறிடுச்சு.
ஓ! சரி. சரி. ஓ! சரிங்க. சரிங்க. பாத்தீங்களா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓ! சூப்பர்ங்க. <chuckles> ஓ! கண்டிப்பா. கண்டிப்பா. அந்த மாரி உங்களுக்கு புடிச்ச பாட்ட நீங்க பாடி இருக்கீங்களா என்னைக்காச்சு?
என்னைக்காச்சும் இல்ல, தினம்தோறும் நடக்கிற வேலதான். அது சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமான விஷயம். நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு பாட வேண்டியதுதான்.
ஓ! சரி. பாடியி. <laughs> நம்மக்கு நம்ம தான் சிங்கர். நம்ம பாடறது தான் பாட்டு. <chuckles> அந்த மாரி பாடிட்டே இருப்பீங்க போல. கண்டிப்பா. <laughs> அது தவிர்த்து நீங்க வேறாச்சி, இப்போ சில பேருக்குலாம் அந்த நட்பு பாட்ட கேட்டா ஒரு மாரி திருப்பி, திருப்பி அந்த நட்பு அந்த எடத்துக்கு போயிருவோம். ஒரு காதல் பாட்ட கேட்டா நம்ப காதல் வசப்பட்டது அந்த மாதிரி போயிருவோம். ஒரு தந்தை பாட்டு அந்த மாரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கா?
<chuckles> கண்டிப்பா.